பொதுவாவே நம்ம வந்து, ம் ஆ, ஒரு உடல் பயிற்சியோ, இல்ல எந்த ஒரு புதிய ஒரு ஆ உடையோ மாற்றம் அப்படின்னம்போது, உங்களுடைய நீங்க வழக்கமா ஒன்னு பண்ணினிருப்பீங்க. திடீர்னு ஒரு மாற்றம் வரும்போது, அந்த மாற்றம் வந்து உங்க உறவுக்கு வந்து எப்படி ஒரு பாதிப்போ இல்ல, வந்து ஒரு நல்ல விஷயமோ நடந்தது?
ம். ம். கண்டிப்பா. கண்டிப்பா. இப்போ இந்த மொதல்ல என்ன பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அவங்க எந்த அளவுக்கு பாதிச்சாங்கன்னு உங்களுக்கு புரியும். <laughs>
<laughs> சரி.
சின்ன வயசுலேருந்து எப்டின்னா, எங்கப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ங்க. அவரு வந்து டிரெஸ்னா வந்து நல்ல என்ன சொல்றது? இந்த மாடர்ன் டிரெஸ்ஸு, இந்த ஜீன்ஸ் பாண்ட் போட்டு குர்தா டாப் போட்டா கூட அவருக்கு வந்து புடிக்காது.
ம். ஓஹோ! சரி, சரி.
இந்த சுடிதார் போட்டு ஷால் போட்டா தான் அவருக்கு வந்து சரியா இருக்கும். அதுதான் வந்து ஒழுக்கம். அதே மாரி அ பொடவ கட்டுறது தான் ஒழுக்கம். இந்த 2 தான் எங்கப்பாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல உடைன்னே வச்சுக்கோங்களேன்.
ம். சரி.
அவரு வந்து இது எப்பயுமே வந்து எனக்கு இத தாண்டி வேற எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. ஒண்ணு இது இல்லாட்டி அது. ஒரு சின்ன வயசு வரைக்கும் கூட ஏதோ பாவாட, சட்ட அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஃபேன்ஷியா போட்டுவிட்டாங்க. ஒரு வயசுக்கு அப்புறமா வந்து இதெல்லாம் எனக்கு வந்து அலோ பண்ணல. எனக்கெல்லாம் பயங்கர கடுப்பா இருக்கும். ஏன்னா, பள்ளிகள்ளெல்லா பார்த்தீங்கன்னா, எல்லா வித, விதமா ஆடை அணிஞ்சிட்டு வருவாங்க. ஆ அப்படிலாம் இருக்கும். நான் வந்து ரொம்ப குண்டா கூட இருக்க மாட்டேன். ஒல்லியா தான் இருப்பேன். அத போட்டா கூட ரொம்ப ஆக்வர்டாலாம் தெரியாது. நம்மளுடைய உடை வந்து நம்ம அழகா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்டி இருக்கும்னா, "என்னப்பா இது" அப்படின்ற மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல நான் கொஞ்சம் ஆ மன உளைச்சலுக்கு கூட ஆளாயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன்.
சரி, சரி. ஓஹோ! சரி, சரி. ஓஹோ! ஓஹோ! அதாவது மத்தவுங்க வந்து வேற விதமான உடைகள் அணியிறாங்க. உங்களால அணிய முடியில்லன்னும் போது வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு மன உளைச்சலை குடுத்திருக்கு.
ம். ஆமா. அதாவது ரொம்ப அசிங்கமா இருக்கக்கூடிய உடைலாம் கெடையாது. ஒரு நல்ல கவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு உடை. இப் அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஜீன்ஸ் பாண்ட் போட்டு ஒரு குர்தா டாப் போடுறது இதெல்லாம் டீசென்ட்டா அழகா தானே இருக்கும்?
அதான் அதான். ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா.
அப்டிரு அது கூட வந்து அவருக்கு என்னனா நம்மளய அவர் வந்து கிராமத்தில இருந்து பொறந்து வளர்ந்ததனால. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வெறும் பாவாட சட்ட, தாவணி, புடவைனே பெண்களப் பார்த்து வளர்ந்துட்டாரு. அப் ம்.
ஆஹா. ஆமா. அதாவது பாரம்பரிய உடைகள அணிஞ்சே பார்த்திருக்கிறாரு.
ம். ஆனா, இந்த குர்தா டாப்பு, ஜீன்ஸ், பாவாடை சட்டைக்கு எவ்வளோ பரவால்லங்க. <laughs>
ம். <laughs> சரி.
இங்கே வந்து நான் வந்து ஒரு நான் ஒரு 3வது வகுப்பு படிக்கும்போதே நான் வந்து இங்க வந்துட்டேன் நகரத்துக்கு. இங்க இருக்கிறவங்களலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அவங்க எப்டி உடை அணியிறாங்க அப்டின்றதலாம் நம்ம தோழிகள் அந்த மாரிலாம் நமக்கு இல்லையே. அப்டின்ற மாரி எனக்கு நறைய நேரம் வந்து தோணும் இந்த சோழில கூட போட விட மாட்டாரு. ஆ, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவருக்கு என்ன எண்ணமோ. நம்ப அம்மா அப்பாலாம் இப்டிதான் இருந்தாங்க நம்ப குழந்தையை இப்டி தான் வளர்த்தா ஒழுக்கமா வளரும் அப்டின்ற மாதிரி ஒரு எண்ணமா என்னன்னு தெரில. யாராச்சு ஏதாச்சு சொல்லிடுவாங்க அப்டின்ற மாரி ஒரு பயமும். ஆனா, எனக்கு வெறுப்பா இருக்கும் என் வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர்கள், தோழிகள்லாம் கூட கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏத்த மாரி உடை அணியும்பொழுது. ஆ நான் என்ன பண்ணேன் சரி இது இப்டியே போகட்டும் <chuckles> எவ்வளோ நாளைக்கு தான் நம்மளும் பார்ப்போம் அப்டின்னு. ஆனா கல்லூரி வந்தும் கொஞ்சம் அப்டி இப்டின்னு க அ கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் இருந்தாரு ஸ்ட்ரிக்ட்டா தான் இருந்தாரு.
சரி. சரி, சரி. ம்ஹ்ம். சரி. ம். <chuckles> ஓஹோ! ஓ கல்லூரி வரைக்குமே இது தொடர்ந்ததுச்சுங்களா?
கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும். <laughs>
<laughs> சரி. ஒகே ஒரு அருமையான கதையா இருக்கும்னு நெனைக்கிறேன். சரி சொல்லுங்க. அஹ். ஆஹ்.
<laughs> கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும், நான் என்ன உடை போடுறேன் எப்டி போடுறேன்னுட்டு பார்ப்பாரு. இந்த கையெல்லாம் கொஞ்சம் சின்னதா இருந்ததுனா வந்துருவாரு கிளம்பி என்ன இது மாத்து இது யாரு எடுத்தா உனக்குயா, அம்மாவா எடுத்துக் குடுத்தாங்க? அம்மா கூட்டிட்டு போயி எடுத்திய எங்க அம்மாவ கூப்பிட்டு வர பஞ்சாயத்து வைப்பாரு. நீ இதெல்லாம் செக் பண்ணி வாங்கி குடுக்க மாட்டியா பொண்ணுக்கு அப்டின்ற மாதிரி. எனக்கா ஐயயோ!
சரி. ஓஹோ! <laughs> ஓஹோஹோ! சரி. <laughs>
ஆனா இப்ப சிரிச்சிட்டு சொல்றேன். ஆனா அப்ப வந்து ரொம்ப கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ஏன்னா, என்னோட உடை எப்படி இருக்கணுனு எங்க அப்பா, முக்கியமா எங்க அப்பா, எங்க அம்மா கூட அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க. "அப்பா திட்டுவாரு"ன்னு சொல்லி தான் அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்களே தவிர இப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னுடைய கல்யாண நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா, இந்த இப்போலாம் பார்த்திங்கன்னா, ரிசப்ஷனுக்கு லெஹெங்காலாம் போடுவாங்க.
சரி. ம்ஹம். ம்ஹம். ஆமாம்மா.
அப்போதான் வந்து நம்ம இந்த புடவ கட்டுறது அதெல்லாம். ஏங்க எங்க மாமியார் வந்து கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏத்த மாரி ரொம்ப மாடர்ன் டைப், அவங்களே வந்து ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் போடுவாங்க.
கண்டிப்பா. ஓ! பரவாயில்ல. ஓஹோஹோ! சரி சரி.
<laughs> அப்படி இருக்கும் பொழுது, நான் சுடிதார் போட்டுட்டு நின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன சொன்னாங்க, "நீ ரிசப்ஷன்க்கு வந்து லெஹெங்கா எடுத்துக்கோ" அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, எங்கள் அப்பாவா? ம்ஹம், "லெகங்கால்லாம் கெடையாது. பொடவை தான் நம்ப பாரம்பரியம். பொடவையிலயே வந்து நீ நல்லா ஜிகுஜிகுன்னு எப்டினா எடுத்துக்கோ" <laughs> எப்
கண்டிப்பா. அஹ். ஓகே. ம். <laughs> ம். ஏன்னா அது வந்து ஒரு வேளை, உங்களுடைய சொந்தக்காரங்க, அதா உங்க அப்பா உறவினர்கள் வருவாங்கள்ல, அதனால இருக்கலாமோ?
ஆமா. அவங்க என்ன சொல்வாங்க? நம்ம சொந்தக்காரங்க என்ன சொல்வாங்க? "பொண்ண ஊருக்கு கூட்டிட்டு போய் கெடுத்துட்டாங்க. அ ஒழுங்கா வளக்கல. இந்த மாரி கிராமத்திலேயே வச்சிருந்தா கூட பண்போட வளர்ந்துருக்கும்." இதில என்ன பண்பு இருக்கு? பண்புன்றது மனசில இருக்கு, இல்லையா? நம்ப, ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாங்கன்னா, அவங்கள எப்படி நடத்துறோம்? எப்படி பேசுறோம்ன்றது தான் பண்பு இருக்கே தவிர. நம்ப போடற ஆடை வந்து, ஒரு மாரி அசிங்கமா இல்ல, கண்ணியமா இருக்குன்றப்போ, கண்டிப்பா அந்த பொண்ணுடைய குணம் அதில தெரியும். ஆனா, அங்கிருக்கறவங்களோட கண்ணோட்டம், இந்த ஜீன்ஸ் இந்த குர்தா டாப் போட்டாலே கொஞ்சம் ஒரு சிலர் பான்னு வாய திறந்து பாப்பாங்க. ஒரு சிலர் வந்து, "என்ன ஆடை இது? அச்சச்சோ!" அப்படின்டு போறவங்களும் இருக்காங்க. ஆனா
ஓ! ம்ஹ்ம். ஆமா. கண்டிப்பா. ஆமா. ம், ம். நிச்சயமா. நிச்சயமா. <laughs> ஆமா. கண்டிப்பா. ஆமாமா. ஏனா ம் கிராமத்தில இருந்து வரவங்களுக்கு இப் இப்ப எல்லாரும் சொல்லமாட்டேன். ஒரு சில பேர் வந்து அந்த பழைய பழமையோடவே இருந்துருவாங்க. இல்லைங்களா?
ஆ. கண்டிப்பா.
ம்.
அவங்களுடைய க் ஆடை கலர் செலக்க்ஷன்லாம் கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்னும் பழைய கால கலர்கள் மட்டும் தான் எடுப்பாங்களே தவிர. இப்போ இருக்கக்கூடிய இந்த பிஸ்தா கிரீன் அந்த மாதிரி ஆலிவ் கிரீன் அந்த மாதிரி நிறங்கள்லாம் வந்து அவங்க தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, அவங்க ஆடைகள்ல.
ஆமா. ம்ஹ்ம். ஆமாம்மா.
இப்போ அந்த மாரி வேறு நிறம் போட்டாலே நம்மள கொஞ்சம் நேரம் குரு குருன்னு பார்ப்பாங்க. "இந்த கலர்லாம் எங்க கெடைக்குது?" அப்படின்ற மாதிரி.
ஆமா. ஒரு சில பேருக்கு இந்த ராமராஜ் கலர்ன்னு சொல்லுவோம் பொதுவா.
<laughs> ஆமா. அதாவது, அந்த ரோஸ் கலர், பஞ்சு மிட்டாய் கலர் சட்ட கீழ வந்து அந்த பச்ச கலர் பேண்ட் போட்டா தான் நம்ம மக்களுக்கு பிடிக்கும். <laughs>
ஆமா. ஆமா. ஏன்னா, அது வந்து நீங்க <chuckles> சிறப்பா சொன்னீங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அபத்தமா தெரியல. ஆனா, நீங்க சொன்ன மாரி இந்த புது, புது வண்ணங்கள் வந்து அவங்களுக்கு கண்ண உருத்தத்தான் செய்யுது உண்மதான்.
ம். அஹ். ஆம்மா. <laughs> அது என்ன சொல்வாங்கன்னா," இது என்ன அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கு?" அப்படின்னுவாங்க. இந்த பிஸ்தா கிரீன்லாம் பார்த்தாங்கன்னா. "வெழுத்து போச்சா" அப்படின்னு கேட்பாங்க. பச்ச வந்து வெழுத்து போய் பிஸ்தா கிரீன் ஆகிடுச்சான்னுலாம் கேட்பாங்க. அது நிறமே அப்படிதான். அது வந்து இங்கிலீஷ் கலர்ன்னு சொல்வாங்க அப்படின்ற மாரிலாம் நான் ஒரு சிலருக்கு சொல்லிலாம் முயற்சி பண்ணியிருக்கேன்.
ஆமா. <laughs> ஆமா. ஓஹோ! சரி.
அப்படி இருக்கறப்போ என்னோட ரிசப்ஷன்ல நான் நெஹெ எங்க மாமியார் வந்து, "இல்ல நீ லெஹெங்காவே வாங்கிக்கோ" அப்படீன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட பேசி. "ஏங்க நீங்க வந்து பொண்ணு குடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அவ்வளோதான். உங்க கடம முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம்" அப்டின்ட்டாங்க.
ம். ஓஹோ! அ.
அதனால நாங்க வந்து நான் வந்து, லெகங்கா. எனக்கு புடிச்ச மாரி எடுத்துகிட்டேன். எடுத்துட்
பரவால்ல. அதாவது நீங்க இன்ன வயசுலேந்து, இருந்த உங்களுக்கு ஏக்கம் வந்து, இந்த பிறந்த வீட்ட விட, புகுந்த வீட்ல, உங்களுக்கு வந்து, அது நிறைவேறிடுச்சு. இல்லைங்களா?
ஆ. ஆமா, எனக்கு ஆடை சுதந்திரம், நெறையவே இருந்தது.
சரி. ஆ.
அப்டி இருக்கும்போது, நான் வந்து அங்க போய், இந்த மாரி லெகங்கா போட்டு நிக்குறேன். எங்க கிராமத்தில இருக்கிறவங்கலாம் வர்றாங்க. அய்யயோ! என்னாதிது, அது, இது, உ உ, டடி, என்ன பத்தி போது. என்ன இப்டி பொண்ண வளத்து வச்சுருக்குறாங்க? அதாவது வயசானவங்க அப்டி தான, இருப்பாங்க. நான் அத வந்து, பெருசா எடுத்துக்கல.
ஓ! <laughs> அ. ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. ம்.
அவங்க அவங்களுடைய பேரன், பேத்தி எல்லாம் ஒரு சிலர் வந்து இந்த மாரி மாநகரத்தில இருக்கிறவங்களும் அவங்க அப்டி தான் உடை அணுஞ்சுருப்பாங்க. அது அவங்களுக்குமே தெரியும். இருந்தாலும் வந்ததுக்கு ஏதாவது நம்மளால முடுஞ்சது கொஞ்சம், கொற சொல்ட்டு போணும். இல்லையா?
ஆமா. ஆமாமா. கண்டிப்பா, கண்டிப்பா.
அந்த மாதிரி இருந்தது. அப்ப எல்லாரும் வித்தியாசமா பாத்தாங்க. ஒரு சிலருக்கு வந்து, ஆச்சரியமா இருந்தது. ஒரு சிலருக்கு வந்து, கொஞ்சம் வயித்தெரிச்சலாவும் இருந்துச்சு. <laughs>
அ. ம். <laughs> ஆமா. அது லெஹெங்கான்றது வந்து, ஒரு <tsk> ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆடம்பரமான ஒரு ஆடையா, இருக்குதுல்லைங்களா? ஆமா.
ஒரு ஆடை தான். ஆமா. இது கிராமங்கள்லலாம் கூட அவ்வளவா கெடைக்காது. அப்டி எடுக்கணுனா மாநகரத்துக்கு வந்து, எடுத்துக்கிட்டு போய் அங்க போட்டா தான் உண்டு. அங்க லெஹங்கா கிராமத்தில போட்டு கல்யாணம் பண்ணி எங்கனா பாத்துருப்போமா? எதாவது, ஓரளவுக்கு வளந்த கிராமங்கள்ல இருக்கும். கொஞ்ச உள்ள இருக்கக்கூடிய கிராமங்கள்ல, கண்டிப்பா இருக்காது. இல்லையா?
கண்டிப்பா, கெடையாது. ஆமா. ஆமா. நிச்சியமா இல்ல. ஆமா. ம். ஆமாமா. ம்.
என்னுடைய ஆடை சுதந்திரம் அங்க தான் கெடைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம், எனக்கு புடிச்ச மாதிரில்லாம் ஆடை போட ஆரம்பிச்சேங்க. அதாவது இந்த ஜீன்ஸ் போட்டு, குர்தா டாப் போட்றது. அப்புறம், டூனிக்ஸ் டாப் போட்றது. இந்த மாதிரில்லாம் போட ஆரம்பிச்சேன். எங்க அப்பா பாத்தாரு. ஒரு ஒரு வாட்டியும், என்ன திட்டாத வார்த்தயே இல்ல. <laughs>
ஆஹா! ம். சேரி. ஜீன்ஸ் பேண்டு. ஆ, ஓஹோ! ம். சரி. <laughs> ஆ.
திட்டிக்கிட்டே இருப்பாரு. "என்ன இது? என்ன சொல்லுவாங்க, புகுந்த வீட்ல?" "இத எடுத்துக் குடுத்ததே புகுந்த வீட்ல தான். கம்முனு இருங்க, நீங்க." அப்படின்னேன். <laughs>
<laughs> அதாவது, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. அம். அம். அதாவது, நீங்க போட்றதே அவருக்கு வந்து, ஒரு ஒரு எனக்கு தெருஞ்சு, அவருக்கு மன உளைச்சல குடுத்திருக்கும். உங்க மாமியார், நீங்க ஜீன்ஸ் ஓட வந் நீங்களும் அவுங்களும் ஜீன்ஸ் பேண்டோட போனீங்கன்னா, அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு என்னால ஒரு கற்பனை பண்
ஆ. <laughs> அவரால வாயே தொறக்க முடில்லயே. <laughs>
ஆஹா. <laughs>
"அவுங்க சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு தான சொன்னாங்க. எல்லா நாளும் போட சொல்லலையே!" அப்படின்ற மாரில்லாம் இவர் வந்து வசனம் பேசுனாரு. அதுக்கு அப்புறம் பா அவர் பாக்க பாக்க புருஞ்சுகிட்டாரு. அதுக்கு அப்புறம், இவர் எதுவுமே இப்ப கேக்குறதில்ல. "சரி போங்க! நீங்கல்லாம் நான் சொல்றத கேக்க மாட்டீங்க." <laughs>
ஓஹோ! <laughs> அதாவது ம் இது வந்து ஒரு நகைச்சுவயா நீங்க சொன்னா கூடோ
ம்.
இது வந்து நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது? இந்த அம் சமூகத்தில வந்து இது எந்த வகையான வந்து ஒரு பாதிப்போ இல்ல ஒரு மாற்றத்தையோ உருவாக்குதுனு நெனைக்கிறீங்க?
இதில பாதிப்பு அப்டின்னா, அரைகுறையா ஒரு ஆடை இருந்தாதான் பாதிப்பு. ஆனா, நேர்த்தியான ஒரு ஆடை இருக்கிறப்போ இது கண்டிப்பா, ஆடை சுதந்திரம் அவங்கவங்களுக்கு புடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். அப்டின்றது என்னோடைய கருத்து. இப்போ, ஒரு சிலர் வீட்ல வந்து, ஃபுல்லா ஆடை சுதந்திரம் குடுத்துருப்பாங்க. அவங்கலாம் வந்து, அரைகுறையா போடுறாங்க அப்டின்றப்போ நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது வந்து பார்க்கும்போது, குழந்தைங்க வந்து கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. நான் அணியிற உடை, தேர்வு பண்ற உடை எல்லாமே ஒரு நேர்த்தியான ஒரு உடையா தான் இருக்கும்.
கண்டிப்பா. சரி, சரி. ம். கண்டிப்பா. சரி, சரி.
அதனால இது ம் சொல்லுங்க.
இப்போ ம்ஹ்ம். இப்ப, நீங்க வந்து இப்டி உ உடை அணியிறீங்க, இல்லைங்களா? இப்போ, உங்க அப்பா வந்து, "என்னடா இப்டி போடுறாங்களே!" அப்டீன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. உங்க அம்மாவுடைய ம் அ ரியாக்ஷன் எப்டி இருந்துச்சு?
ம். எங்க அம்மா வந்து இப்போ, அதெல்லாம் பார்த்து பழகுனவங்க தானே. அவங்க அதெல்லாம் வந்து, எதுவுமே கண்டுக்கல. "நல்லா இருக்கு. இது எங்கே வாங்குன?" அப்டின்னுலாம் கேட்க ஆரம்பிச்சாங்.
ஓ, சரி. ஓஹோ! அவுங்க வந்து நகரத்திலே இருந்தவங்களா, அவுங்க?
இல்ல. அவங்களும், அங்க இருந்து தான் வந்தாங்க. ஆனா, நம்ப பார்ப்போம் இல்லையா? பெண்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும். இப்ப அவங்க வீட்டு பொண்ணு எப்டி ஆனை ஆடை போடுது. அப்பா வந்து வேலைக்கு போயிடுவாரு அப்ப அப்பாவுக்கு தெரியாது. அம்மா வந்து, பக்கத்து வீட்டுக்காரங்க பொண்ணு எப்டி ஆடை போடுது? எதிர் வீட்டுக்காரங்க பொண்ணு எப்டி ஆடை போடுதுன்னு பார்ப்பாங்க, இல்லையா? அப்ப பார்க்கும்பொழுதே அம்மாவுக்கு தெரியும்ல. "இவங்கலாம் இப்டி போடுறாங்க. அப்போ, நம்ம பொண்ணு போட்டா என்ன?" அப்டின்ற மாரி அவங்களுக்கு அ ஒரு புரிதல் இருந்தது. ஆமா. அதனால, அவங்க என்ன பெருசா எதுவும் கண்டிக்கல. "நல்லா இருக்கு" அப்டின்ற மாரி தான் சொன்னாங்க.
ஆமா. கண்டிப்பா. ஆமாமா. ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. அஹ்ம். சரி, சரி. இப்போ ம். இ இது வந்து, உங்க உங்க கணவர் கிட்ட, அவரு, உங்க அப்பா எதுவும் பேசலீங்களா, இதைப் பத்தி?
இதுல ம். ஆ பேசினாரு. விடுவாரா எங்க அப்பா! இந்த மாரி "என்னப்பா இந்த மாரிலாம் ட்ரெஸ் வாங்கி குடுத்துருக்க. இதெல்லாம் லட்சணமா இருக்கா? சொந்தக்காரங்கலாம் மதிப்பாங்களாப்பா?" அப்படின்ற மாரி கேட்டாரு. எங்க வீட்டுக்காரு சொல்லிட்டாரு. "இந்த காலத்தில, இந்த மாரி நெறைய பேரு வந்து, இத விட இதுவால்லாம் வந்து டிரெஸ் பண்றாங்க. இது அவளுக்கும் பிடிச்சிருக்கு, அழகாவும் இருக்கு. இன்னும் ப பின்தங்கின மாரிலாம் உடை அணிய வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வந்து இதுல தலையிடாதீங்க. விட்டுருங்க." அப்படீன்ட்டாரு, எங்க வீட்டுக்காரரு. <laughs>
ம். <laughs> ம். சரி. ம். சரி, சரி. ஆஹா! அருமையான ஒரு கணவர் அமைஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கு.
<laughs> கண்டிப்பா. அதுவும், நான் ஒரு வேலைக்கு போனேன். அது வந்து ஒரு MNC நிறுவனம். அந்த நிறுவனத்தில எப்படி ஆடைகள் இருக்கும்? கண்டிப்பா உங்களால இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்.
ம். ம். சரி. கண்டிப்பா. ஆமா.
நான் அங்கேயும் போயிட்டு, நம்ம வந்து பழைய காலத்து மாரி ஆடைலாம் வந்து அணிய முடியாது இல்லையா? பொடவை கட்டிட்டு. நான் அந்த இடத்துக்கு ஏத்த மாரி நேர்த்தியா தான் வந்து, உடை வந்து அணிஞ்சிட்டு போனேன். இதெல்லாம், எங்க சொந்தக்காரங்கல்லாம் என்னைய இவ்ளோ நாளா வந்து இந்த சுடிதார்லயே பார்த்தவங்க. என்ன பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பக்கம் கப, கப, கபன்னு வயிறு எரியுது. <laughs>
சரி, சரி. ம். <laughs> ம் ஒஹோ! எதனால எதனால அப்படி சொல்றீங்க, நீங்க?
"இதுவரைக்கும் இந்த பொண்ணு வந்து வீட்லயே இருந்தது. அப்பா பேச்ச கேட்டுட்டு அப்டியே இருந்தது. இப்ப என்னடான்னா அது இஷ்டத்துக்கு டாப், டிப்ன்னு டிரெஸ் பண்ணுது. வேலைக்கு போது, வருது." அப்படீன்ற மாதிரி. <swallows> நம்ப பிள்ளைக்கு இந்த மாரி ஒரு வாய்ப்பு அமையலேன்ற ஒரு அ கபகபன்னு வயிறு. ஆமா.
ஆ. ஓஹோ! ம். ஓ! அதுவும் இருக்கலாம். ம்ஹ்ஹ்ம். அதாவது தனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் வந்து, இ வேற யாருக்கோ கெடைக்கிதுனும் போது. அவங்களுக்கு வந்து ஒரு இது என்ன வார்த்த உபயோகப்படுத்துறது. <laughs> ஆ, அது சொல்லலா இல்லைங்களா? சரி, சரி. ஆ.
ஆ <laughs> வயித்தெரிச்சல்ன்னு சொல்லலாம். கண்டிப்பா. இந்த மாதிரி நெறைய பேரு அதாவது இப்ப நண்பர்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நீ ஓல்டு ஃபேஷனா தான் இது பண்ணுவ அப்டின்ற மாரிலா இருந்தாங்க சொல்லுவாங்க. இப்பலா அணியறத பார்த்துட்டு அவங்களுமே வந்து நல்லா இருக்கு. இதே மாரி நீ இது பண்ணு அப்டின்ற மாரிலாம். நெறைய ஊக்குவிச்சாங்க. என்னுடைய நம்பிக்கையுமே வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. எனக்கு அந்த மாரி பிடிக்காத ஒரு இ உடை அணியும்பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதான்னு கேட்டா இருக்கும். ஆனா, அந்த அளவுக்கு இல்ல. ஆனா, இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு உடை போட்டுட்டு போகும்போது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தானாவே வளர்றத நான் வந்து பார்த்தே. இது ஒரு, ஒருத்தரோட மனநிலை பொறுத்து மாறும் எப்டி அவங்களோட உடை இருந்தா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குனு. ஆனா, என்னுடைய இந்த இந்த மாரி போட்டாலே எனக்கு போதும். அழகா இருக்கு நானும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். யாரும் என்ன வந்து ஒரு அப்பத்தமா பார்க்க மாட்டாங்க அப்படீன்ற மாதிரி ஒரு உடை அணியும்பொழுது, எனக்கு அந்த நாளே நல்லாருக்கு அப்டின்ற மாதிரி தோணும்.
ஆமா. பரவால்ல, அஹ. ம்ஹ்ம். ஓஹோ! ஆ. கண்டிப்பா. ம். ம்ஹ்ம். பரவால்ல. அதாவது உங்க சிறு வயதில இருந்து, ஒரு கட்டுப்பாட்டான ஒரு எடத்துக்குள்ள நீங்க வளர்ந்ததாலஉ, ங்களுடைய அந்த <clicks tongue> உடல் அ உடை வந்து எப்டி உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்ப குடுத்திருக்குது. ஆ அத வந்து நீங்க உடைத்தெறிந்து எப்டி வெளியில வந்து, <chuckles> நீங்க வந்து பல சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையும் வந்து குடுத்திருக்கின்றது மிக அருமையா சொன்னீங்க. அ தகவலுக்கு நன்றி.
ம். <laughs> நன்றி.